இந்த காதலர் தினம் பார்த்திருக்கீங்களா? அதில வந்து ஒரு பாடல் வருமே, அள்ளிவிழியோரம் மஞ்சளத்தை ஊசி பின் அந்த, அந்த அவுங்களோட பின்னல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ சூட்டி அப்பிடின்ட்டு ஒரு விஷயம், அந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கும், <clicks tongue> ஆனா, அது வந்து வேறு விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ஒவ்வொரு வரியும் வந்து அந்த பெண்ணுக்காக செதுக்கிருப்பாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து கல்யாணம் ஆகிறமாரி அந்த மண் கெட்டி மேளம் கொட்டிட மணப் பெண்ணே! தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை அது அந்த பாட்டு கேட்கும்போது இது போல பாட்டு இதுக்கப்பறம் வந்து வரவே வராதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ம். ஆமா. ரொம்ப அழகான ஒரு ரசனைங்க உங்களுக்கு. வேற
அதில வந்து பார்த்தா நிச்சயமா ஏன்னா, அவ்ளோ அழகா அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கற்பனையிலே அவர் தாலி கட்டுறா போல இருக்கட்டும், அவுங்க வேற ஒரு விஷயம், அவுங்கள காதல் வந்து இல்லாத போலவோ! அந்த ஒரு பாட்டிலேயே பலவிதம் வந்து காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப, ரொம்ப பிடிச்சது. அதேபோல இந்த வாகை சூடையில வந்து பார்த்தீங்கன்னா, செங்க சூழகாரா! செங்க சூழகார காரா! காஞ்ச அது வந்து தெய்வத்தை இது பண்றாமாரி இருக்கும், அதாவது அய்யனாரு சாமி கண்ண தொறந்து பாரு, சொரண கெட்ட சாமி, உன் சோத்த தானே கேட்டோம் அப்பிடின்ட்டு அ சாமிய திட்டுவாங்க. அவுங்க வந்து பார்த்தீங்கன்னா
அச்சச்சோ! ஆ. ஆமாமா. அதுதான் அ திட்டுறது எவ்ளோ ஒரு பாடல்கள்ல வந்து அழகா கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்பிடின்ட்டு, இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுதுங்க.
ஆ ஆமா. ஏன்னா, நிச்சயமா. ஏன்னா நான் சா ஆ மண் வந் அந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா, மழ அந்த அளவுக்கு இதுவாவாது. செங்க சூழையில தான் இருப்பாங்க, அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. அப்பிடி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வேள சோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாமிக்கிட்ட வந்து கேட்கிறதா தான் இருக்கும். அவுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சாமியும் திட்டுவாங்க, அதே சமயத்துல அந்த சாமி இல்லன்னா அந்த மழையும் சரி, சாப்பாடும் சரி கிடைக்காதுன்ட்டு, அந்த வகையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க.